அது எப்புடி ஊ ஊத்துச்சுன்னே தெரில. அந்த ஒரு கொழம்பு வந்து, அவருடைய சட்டையில வந்து பட்டுருச்சுங்க. அதாவது கோட் கருப்பு கலர் கோட்டு போட்டுருக்கார். அதுக்குள்ள வெள்ள சட்டை போட்டுருக்காரு. அந்த வெள்ள சட்டையில பட்டுருச்சுங்க.
ஓஹோ! ம். ஐயைய்யோ! அ என்னா சொன்னாரு?
அப்பிடி அப்பிடி இருக்கும்போது, பொதுவாவே எல்லாரும் கோபப்படுவாங்க இல்லேங்களா! அதுவும் அத் அவரு போட்டிருக்கிற இது வந்து ஆலன்ஸோலி. செம்ம ப்ராண்டு காசு ரொம்ப அதிகங்க அது. ஆமாமா அப்பிடி இருக்கும்போது அவர் வந்துட்டு, "சரி, சரி, பரவால்ல-பரவால்ல. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல" அப்பிடி, அப்பிடி சொல்லிட்டு அவரு அப்பிடியே போயிட்டாருங்க. எனக்கு அது இப்போ நானே அந்த எடத்துல இருந்தாலும் அ ஒரு வார்த்தை சும்மா, "ஏன்னா கொஞ்சம் பாத்து ஊத்த ஊத்த மாட்டீங்களா?" அப்பிடியாச்சும் ஒரு வார்த்த கேட்டுருப்பேன். அவர் வந்துட்டு, "இல்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல! அது சும்மா கொ இது கொழம்பு தானே? தொவச்சா போயிரும்" அ அப்பிடி சொல்லி ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாருங்க.
ஆமா. ம். ரொம்ப காசும் அதிகம். அ, ம், ம், ம். ஆமா.
இந்தமாரி விஷயங்கள் எனக்கு அவர்ட்ட, அவர்ட்ட வந்து இ ஒருத் ஒரு தப்பாச்சும் இருக்குமா
அவரா ஒரு எளிமையா இருக்குறமாரி இருந்தது, அவரப் பாக்கும்போது, இல்லயா!
ஆமாங்க. ரொம்ப சிம்பிளா ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட, அ அதாவது பணக்காரங்களுக்கு வந்து அந்த அந்த அளவு இருக்க மாட்ட இருக்க இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லுங்க! என்ன கேட்டா! இதுவரைக்கும் நான் இந்தமாரி யாரையும் பாத்ததே இல்ல. அவர் பண்ண விஷயங்கள் எனக்கு ரொம்பவுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க.
அவரோட நீங்க அதிகமா பேசறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சதா உங்களுக்கு?
எனக்கு அவர்கூட அவ்ளோ பேசறதுக்கு வாய்ப்பு கெடைக்கலேங்க. ஏன்ன்னு கேட்டீங்கன்னா ஆனா பேசினேன். அவருக்கு வந்து எப்பிடின்னா, அ இரவு நேரங்கள்ல அவரு வேலை செய்றமாரி இருக்கும்ங்க.
சரி, சரி. ஓ!
இந்த அமெரிக்கா டைமிங் வந்துட்டு நமக்கு நம்மள்ல இருந்து நேர் ப 12 மணி நேரம் தள்ளிரு அ தள்ளிருக்கும் இல்லேங்களா!
ஆமா, அவரு ஊருக்கு வந்தாலும், அந்த வேலையும் பாக்கிறாரா? அந்நேரத்துல!
<clears throat> ஆம் அவரு கண்டிப்பா வேலை பாத்தாக வேண்டிய க கட்டாயத்துல, 2 நாட்கள் அப்பிடி இருந்தாரு. 3 வது நாள் அவரு வேலைக்கு லீவு லீவு போட்டுட்டாரு. 2 நாட்கள் அவரு வேலை செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால, இரவு நேரங்கள்ல, அவரு வேலை செஞ்சுமே, பகல் நேரங்கள்ல வந்து அவர் பேசினார், எல்லார் கூடயும் பேசினாரு. ஒரு 2 மண் நேரம், 3 மண் நேரம் வந்து பேசுனா. அதுக்கப்புறம் அவருனால முடியாதுங்க.
சரி. அ.

கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள். ஒ வம் இந்த பணக்காரங்க எல்லாம் பொதுவாக வந்து சின்ன வேலைக்கெல்லாம் இந்த ட்ரைவர் வச்சு "ட்ரைவர் நீ கார் ஓட்டுப்பா! இல்ல இந்த ஷூவ தொடச்சு குடுப்பா" இந்தமாரி வேலை எல்லாம் அவுங்க, மத்தவங்கள்ட சொல்லி வேலை வாங்குவாங்க இல்லேங்களா! அவர் வந்து ஷூ தொடைக்குறதுல இருந்து, அவர் கார் ஓட்டுறது எல்லாமே அவரே தான் பண்ணிக்கிறாருங்க.
ஆமா.
அது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியத்த உண்டாக்குச்சு. இப்பிடியும் பண காசு, பணம் வந்தா இப்பிடியும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நாமளும் இவுங்கள போல ஒருவேள எதிர்காலத்தில நாம பணக்காரங்க ஆனோம் அப்புட்ன்னா, இந்தமாரி ஒரு நல்ல கம்பெனில, நல்ல சம்பளத்துல வேலைக்கு போனாலும், இவர மாரி இருந்து பழகணும் அப்பிடிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சுங்க. முதல் விஷயம்.
நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ட கொடுத்துருக்காரு அவரு. இல்லயா?
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதே போல ரொம்ப பங்க்ச்சுவாலிட் இரு பங்க்ச்சுவலா இருந்தாருங்க. அது நேர, கு
ஓ! அது எப்பிடி உங்களுக்குத் தெரியும். அவரு இதான் அங்க சரியான நேரத்துல வந்தாருங்கிறீங்களா?
அது ஆமா. எ அது இல்லேங்க. நாங்க வந்து ஒரு 3 நாள் அங்க இருந்தோங்க. எங்களுக்கு வந்து அவுங்களே ரூம் புக் பண்ணி அந்த கல்யாணம் நடக்கிற அவுங்க வந்து எங்களுக்கு ரூம் புக் பண்ணி குடுத்துருந்தாங்க. அது எப்பிடின்னா, அங்க ரூம் அந்த ஹோட்டல்லயே வந்துட்டு காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு, இரவு சாப்பாடு 3மே அங்கேயே குடுத்துடுவாங்க. அந்தக் கல்யாணத்துக்கும் அவுங்க என்னென்னா நேரத்துல ஃபங்சன் இருக்கோ அந்த நேரத்த வந்து எங்களுக்கு ஒரு மெனு குடுத்துட்டாங்க. யா முதல் நாள் காலையில 10:00 மணிக்கு ஒரு ஃபங்சன் அடுத்தநாள் வந்து 1:00 மணிக்கு ஒரு ஃபங்சன். அடுத்து அதுக்கடுத்த நாள் இரவு ய 9:00 மணி அந்தமாரி ஃபங்சனுக்கு வந்து எங்களுக்கு இது குடுத்துட்டாங்க. அ டைமிங்லாம் போட்டுக் குடுத்துருந்தாங்க. அந்த டைமிங்க்கு அவரு கரெக்ட்டா அ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கதவுக்கிட்ட வெளிய வந்து நிண்டுருவாருங்க. இப்ப காலையில சாப்பாடு எட்
சரி, சரி. சரி. ஆ, ஓ! அதாவது அந்த பன்ச்சுவாலிட்டியா இருக்கிறாரு ரொம்ப அருமையா.

அதாங்க, அந்த 1 நிமிடம் கூட நான் உங்க நான் முன்னாடி, பின்னாடி வரமாட்டாங்க. சரியா இப்ப 8:00 மணிக்கிக் காலையில சாப்பாடுன்னா 7:55 கதவுக்கு வெளிய வந்து நிற்ப்பார், கரெக்டா. வந்துருவாரு. அவர் மட்டுமில்லாம அவருடைய குடும்பமே மொத்தமா கூட்டிட்டு வந்துருவாருங்க. இதுவும் எனனோட வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல பாடமா இருந்தது. அ
என்னமாரி? அதாவது குடும்பத்தைப் பாதுகாக்கணும். குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் போணுங்கிறமாரி சொல்றாருங்கிறீங்களா?
அ அதாவது அப்பிடி சொல்லேங்க. குடும்பமா எல்லாரும் சேர்ந்து சரியான நேரத்த ஃபாலோப் பண்றாங்க. இந்த டைமிங் ஃபாலோப் பண்றதுங்கிறது இப்ப நிறைய ந நிறைய பேர்க்கிட்ட இல்ல, இல்லேங்களா! அவுங்க வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, "நான் கரெக்டா 10:00 மணிக்குள்ள வந் அங்க வந்துருவேன்" அப்பபிடின்னு சொல்லிச் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு டிராபிக் லேட் ஆயிடுச்சு, கிளம்ப லேட் ஆயிடுச்சு, எந்திரிக்க நேரம் ஆயிடுச்சு, அலாரம் அடிக்கல, இந்தமாரி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி அவுங்க தப்பிச்சிருவாங்க.
ஆமா. ஆமா. அதத் தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா செய்யமாட்டாங்க.
ஆம், ஆமா, ஆமா. ஏன்னா இவரு வந்து நான் பார்த்த 3 நாட்களுமே இவுங்க குடும்பம் வந்து அது கரெக்டான்ன டைம் கூட வரமாட்டாங்க. அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கரெக்டா வந்துருவாங்க. இந்த விஷயம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க. அவங்கள பார்த்து நான் கற்றுக்கொண்ட விஷயோன்னா, இது 2வது விஷயங்க.
அதாவது, அவுங்கள பார்த்து நீங்க நேர மேலாண்மையும் வந்து நீங்கக் கத்துக்கிட்டீங்க.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதே போல
இது எப்பிடி இவரு வந்து எப்பிடி மத்தவங்களோட பழகிறதுக்கு எப்பிடி பழகுனாரு? எல்லார்ட்டயும். அவுங்க அவரு தனியா தான் வந்து குடும்பத்தோட வந்திருந்தாருனீங்கள்ல, என்னமாரி வயதானவர் அவரு?
அவருக்கு வந்து ஒரு 40 வயசு. 40 வயது. 44 என்ன 45 வயது இருக்குங்க அவருக்கு. அவருடைய பசங்க வந்து ஒரு கல்லூரி ஆ ஆரம்பக் கட்டம். ஆ, 1 ஆண்டு, 2வது ஆண்டு அந்தமாரி வயசுல அவர் இருந்தாருங்க.
சரிங்க. ஆஹா!
அவருடைய பழக்கவழக்கம் அது ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. அது எல்லார்க்கூடயுமே சந்தோஷமா சிரிச்சு பேசி அ, ஒருசிலர் வந்து அவருடைய எப்பிடி சொல்றது? மொறட்டு அப்பிடியே மூஞ்ச ஒருமாரி டைட்டாவே வச்சுக்கிட்டு பேசு. அவன் யாரா கேட்டா மட்டும் பதில் சொல்லுவாங்க. அந்தமாரி இல்லாம ஒரு அ நீங்க இங்க நான் பணக்காரன், நீ ஏழை அப்பிடிங்கிறதால தாழ் அ, மத்தவங்கள இன்ஃபிரியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி அந்தமாரி வி விஷயத்துல இல்லாம
ஆமா.
எல்லார்க்கூடயுமே சகஜமா பழகுனாரு. அது அந்த விஷ்
அதாவது, அவரு அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலையில வந்து, வேலைப்பா அதாவது அவுங்க பழகுற விதம் வேற மாரி இருக்கும், அவுங்க நாட்டோடது. ஆனா அவுங்களுக்கும் கோவங்கள் வரும். இதெல்லாம் உங்களுக்குத் தெரியுமா? தெரியாதா?
அவுங்களுக்கு கோவங்கள் வரும். ஆனா இருந்தாலும் அவரு அ இருந்த நாட்கள்ல கோவத்தக் காட்டிக்கவே இல்லேங்க. இது இ நீங்க சொன்ன இந்த ஒரு இது வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகப்படுத்துதுங்க. நாங்க சாப்பிட்டு இரு இருக்கும்போது அ அங்க வந்து சாப்பாடு வந்து பஃபே சி சிஸ்டம் தாங்க. அதாவது நம்மல்லா போய் வாங்கிக்கிறதுதாங்க.
ஆஹா! ஆமா.
அது அது நான் அவருது சாப்பாடு போடுறவுங்க கொஞ்சம் தூரத்து தள்ளிதான் நிப்பாங்க. நம்ம தட்டு வரைக்கும் தான் அவரு கை எட்டும்.
சரி.

அந்த பங்ஷன் முடியற வரைக்கும் இருப்பாரு, அந்த நேரங்களில யார் யார்கிட்ட பேச முடியுமோ எல்லார்ட்டயுமே நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிருவாருங்க.
உங்க நண்பருக்கு அவர் எந்த அளவுக்கு நெருக்கமானவர். உங்க நண்பர் இவரை பற்றி எதுவும் கேட்டுருக்கீங்களா உங்களோட ஆர்வத்தலாம் போய் நண்பர்ட்ட.
ஆ, இவர் நண்பர் அப்படின்னா இவர் வந்து என்னுடைய நான் வந்து ஒரு கிறிஸ்தவன். என்னுடைய சபைக்கு வர ஒரு அண்ணா அவரு.
ஆஹா. சரி.
மத்தபடி எனக்கும் அவருக்கும் ரொம்ப கான்டாக்ட் இல்லங்க.
சரி.
ஆனா, அப்படி இருந்தும் அவர் வந்து இப்ப நான் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து சம்பந்தமே இல்லை இல்லைங்களா?
ஆ.
அத அதாவது அந்த வெளிநாட்டிலிருந்து வந்திருக்க அந்த அந்தநபருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருந்த போதிலும் நான் போய் பேசுறேன்ன்னா என்கூட நல்லா சிரிச்சு எனக்கு மரியாதை அதும் முக்கியமா அவரு மரியாதை கொடுத்து பேசுரே வாங்க போங்க. சின்ன வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மரியாதை கொடுத்து சொல்லுங்க. அ ஒ அப்படிங்களா சரிங்க அப்படின்ற மாதிரி பேசுவாரு.
இ அதாவது அவர் தமிழ் பேச தெரியுதுங்கிறீங்களா? இல்ல ஆங்கிலத்தில் தான் பேசுவார், ஆங்கிலத்தில மரியாதையா பேசுகிறாரு இங்கிறீங்க.
இல்ல. தமிழ்ல தான் பேசுறார். அதாவது அவரு வந்து இங்க இருந்து அ அமெரிக்கா போன வருசியா போய் செட்டில் ஆயிருக்காருங்க.
ஓ, இந்தியால இருந்து போனவர். சரி, சரி. ம்.
ஆமா. தமிழ்நாட்டில இருந்து அவரு போனவருதான்ங்க. இந்த பெங்களூர்ல இருக்கிறவங்களும் வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர் வேலைக்காக போனதுங்க.
ஆ.
வேலை நிமித்தமா அங்க போனவங்க அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வந்துட்டு அமெரிக்கால செட்டில் ஆனவங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியும். ஆனா, அவங்க குடும்பத்துல இருக்கறவங்களுக்கு அந்த பெண் வந்துட்டு அமெரிக்கா பெண். அந்த நபருடைய மனைவி வந்து அமெரிக்கா.
சரி.
அவங்களுக்கு சரியா தமிழ் அவங்களுக்கு தமிழே சுத்தமா தெரியாது. ஆனா இவர் வந்து ரொம்பவுமே ரொம்ப நல்லா இவர் பேசின விதங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
ஓ!.
அடுத்தபடியா. ம்.
அதாவது அது பணம் வந்தாலும் அந்த அந்த இயற்கையான குணங்களை விடாம வச்சிருக்காரு நல்ல குணம் இல்லையா.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அடுத்ததா வந்துட்டு இவரு டிரெஸ்ஸிங் வந்துட்டு அதான் அதான் சொன்னேன் இல்ல இரவு முழுவதும் அவர் வேலை செய்றாரு. அப்படி இருந்தாலும் அவர் எப்ப எந்த துணியை போட்டாலும் அந்த வீட்டுக்கு போடுற துணியா இருந்தாலும் ய அ ரூம்க்கு வந்து.
ஆமா.
வந்ததுக்கு அப்புறம் துணி மாத்திருவாங்க இல்லைங்களா? எந்த துணியுமே வந்துட்டு ஒரு அழுக்கா ஐயன் பண்ணாம அந்த மாதிரி போட மாட்டாருங்க.
சரி. ஓ! அதாவது வெளிப்புற உலகிற்கு வந்து தன்னை நல்லா ஒரு அ கிலி ஒரு சுத்தமான மனிதர் மாதிரி காட்டிக்கிறார் அவர் போடுற உடையிலேயே எளிமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிற மாதிரி, ம்.
டிசென்ட்டா. ம். ஆமாமாங்க. அ அதாவது இந்த கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு அ கூல் ஆனாலும் குளித்துக் கூடி சொல் அந்த மாதிரிங்க. அவர் சரியா தினமும் ஆ துணி வ ஐயன் பண்ணி தான் தேய்ச்சு தான் போடுவாரு. துவைச்ச துணி தான் போடுவே. அதுவும் அந்த ச சாப்பிடும்போது இது கொட்டிடுச்சுன்னு து இது கொட்டிடுச்சு சொன்னேன் இல்லைங்களா.
ஆமாமா.ம். ஆமா.
கொஞ்ச நேரத்திலேயே போய் அங்க போய் துணிய வேற துணிய திரும்ப மாத்திட்டு வந்துட்டாருங்க.
சரி, சரி.
ஆ. நம்மனா சரி அப்பயே இங்க ஆயிடுச்சு அப்படின்னு யாரு கேட்டாலும் இப்படி சொல்லிட்டு இருப்போம். அவரு அப்படி பண்ணாம அவர் துணிய மாத்திட்டு வந்து திரும்ப எப்பயும் போல டிசென்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருந்தாரு.
கண்டிப்பா. ஆனா இது நீங்க யாருகிட்டையாவது விசாரிச்சீங்களா, இவர் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போ அமெரிக்கா போறதுக்கு முன்னாலே இதே மாதிரி இருந்தாரா இப்போதான் இது மாதிரி மாறினாரான்னு சொல்லி அது